அதுக்கப்புறம், நீங்க அவர வந்து பார்க்கறது, பேசுறது அதெல்லாம் எதுவுமே நீங்க செய்யலயா?
ஆஹ, அவரு வந்துட்டு வெளிநாடு. அதனால அதெல்லாம் எதுவுமே நான் பண்ண முடியாது. ஏன்னா, அதுல சும்மா சேட் மட்டும் தான் ஆப்ஷன் இருக்கும். அ அதனால சேட் மட்டுமே பண்ணிட்டு, அது சொல்லிக் குடுத்ததெல்லாம் நான் பார்த்துட்டு, அ அதெல்லாம் மட்டும் பண்ணணும். அ 1000 வந்துருச்சு. அதுக்கப்பறம் அதுக்கு மேல போறக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? அப்பிடீன்னு கேட்கும்போது, "எனக்கு இதுக்கே திக்கி தெனறிட்டு, எனக்கு இதுவே போதும்." <laughs> அப்பிடீன்ட்டு 1000லேயே வெளையாண்ட்ருக்கிறேன். அ அப்ப அந்த ரேஞ்சுல வெளையாண்ட்ருக்கும்போது, அந்த ரேஞ்சுல இருக்குற ஃபிரெண்ட்ஸ் கெடைப்பாங்க. அ இப்ப நம்ப 8 800ன்னு இருந்தோம்ன்னா, 800 ரேஞ்சுல இருக்கிற ஃபிரெண்ட்ஸ் மட்டும் தான் கெடைப்பாங்க. ஏன்னா, அது அவெங்க கூட தான் மேட்ச் ஆகும். அ, அ.
சரி, சரி. ம். <laughs> சிறப்பு. கண்டிப்பா. ஆமா. ஆமா. மத்தவங்களோட விளையாடுனா தோத்துக்கிட்டே இருப்போம். அப்போ நம்பளோட தன்னம்பிக்கை வந்து குறைய ஆரம்பிச்சிரும் இல்லயா?
ஆமா. ம். அப்ப 1000 ரேஞ்சுல இருக்கறவைங்க கூட விளையாடும்போது என்ன ஆகுது அப்பிடீன்னா, அப்ப இல் 2வது ஃபிரெண்ட் எனக்கு ஒருத்தர் கிடைக்கிறாரு.
புரியுது, புரியுது. சிறப்பு. ம்.
ஆ அ, அவரு தான் வந்துட்டு கொஞ்சம் டிஃபரண்ட். எப்பிடி அப்பிடீன்னா, ம் அ நம்ப விளையாடும்போது, அத வந்து மனசோட கம்பேர் பண்ணுவாரு. நம்பளோட செஸ்சையுமே, மனசையும் வாழ்க்கையும் கம்பேர் பண்ணி பேசுவாரு. ரொம்ப நல்லாருக்கும். அ அவரு தமிழு. <chuckles> அதனால பேசுறது எனக்கு ஈசியா புரிய ஆரம்பிச்சுது. <laughs> அ முதல்ல வந்தவருக்கு வந்துட்டு வெளிநாடு அப்பிடீங்கிறனால, இங்கிலீஷில பேசிக்கிட்டுருக்கும்போது அந்த அளவுக்கு வந்து எமோஷன்லாம் வராது. ம் அ இங்க தமிழ் அப்பிடீங்கம்போது, நல்லா இருந்துச்சு.
ஆ. ஆ. சிறப்புங்க. ஓ! <laughs> சிறப்பு. ஆமா, அவங்களோடய சிறப்பு. இப்போ நீங்க வந்து இந்த செஸ்ல வந்து உங்களுக்கு ஒரு மென்டார் வந்து, எப்பிடி வந்து கைட் பண்ணாங்க, அதுல நீங்க எப்பிடி கத்துக்கிட்டீங்க? எப்பிடி வந்து உங்க மதிப்பெண் வந்து உயர்த்துனீங்கன்னு சொன்னீங்க. இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில இருக்கும் இல்லயா! இப்ப நீங்க போய்க்கிட்டே இருப்பீங்க, ஒரு பிரச்சனை வரும். யாரோ ஒருத்தருடைய உதவி கேட்பீங்க. அவங்க வந்து, "நீங்க எப்பிடி போணும்?" அப்பிடீன்றமாரி உங்களுக்கு ஒரு வழிமுறை சொல்லி, கைட் பண்ணி கொண்டு போவாங்க. அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு மென்டார் அவுங்க யாரு?
ம். ம். ம். ம். ம், ம். ம். ம். ம். ம். ஆ எனக்கு அப்பிடி யாரு? அப்பிடின்னா, எங்க அம்மாவத்தான் சொல்லணும். அ எந்த பிரச்சனையினாலும் அம்மாக்கிட்ட தான் போவேன் அப்பிடிங்கம்போது, எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் எனக்கு தானா கெடைச்சிரும். அ ஏன்னா, அ நம்ம வந்துட்டு ஒருத்தங்கள்ட்ட போய் சொல்யூஷன் கேட்கணுன்னு அவசியம் கிடையாது. நம்ம பேசும்போது நம்ம பிரச்சனைய சொல்லும்போது, நமக்கே அதுக்கான தீர்வு கெடைச்சிரும்.
சிறப்பு. ஆ. சிறப்பு. ஆமா.